நம்ப என்ன பண்ணுவோம் அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள்லலாம் நம்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெறைய வந்து இன்ஃப்ளூயன்சர் பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். அவங்கள பத்தி வந்து நம்ப வந்து என்ன செய்வோம் சில சமயங்கள்ல அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவோம், சில பேர் சில சமயங்கள்ல அவங்கள லைக் பண்ணுவோம். இப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, அந்த பக்கம் அந்த இன்ஃப்ளூயன்சரோட மனநிலைமை பத்தி, நம்ப வந்து கவலைப்பட்டதே கிடையாது. எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க உள்ளாகுறாங்க அத பத்தி நம்ப கவலைப்பட வேண்டியது அவசியம் இருக்கா? அத பத்தின உங்க கருத்து என்ன?
கண்டிப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்டீன்னு சொன்னீங்க இல்லயா? அவங்களோட மனநலம் வந்து எப்படி இருக்கும் அப்டீன்னா, காசு சம்பாதிக்குற ஒரு விஷயத்துல தான் இருக்கும்
ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்.
இல்லயா? உண்மையா வந்து அவங்களுக்கு அந்த நோக்கம் மட்டும் தான் இருக்கும். ஆ, அதாவது ஒரு கில்டி அப்டீங்குற ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. ஒருத்தங்கள நம்ப ஏமாத்துறோம் அப்டீங்குற ஒரு விஷயமே இருக்காதுங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்டீன்னு பாத்தீங்க அப்டீன்னா, நெறைய இன்ஃப்ளூயன்ஸர்ஸ் ரொம்ப உண்மையா இருக்காங்க. அதாவது அவங்க பின்பற்றவங்க இல்லயா? அவங்களுக்கு எல்லாமே வந்து, அழகா வந்து இதனால தான் இது இருக்கு. இதனால தான் இத பண்ணுறாங்கனு ரொம்ப அறிவா வந்து எடுத்து சொல்லுவாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏமாத்துறதுக்குனே வந்து, அவங்க வந்து முகம் வந்து சிகிச்சை பண்றதா இருக்கட்டும். இல்ல அழகா மாத்தி வந்து நான் இந்த கிரீம் யூசு பண்ணி தான், நான் வந்து இந்த அளவுக்கு மாறினேன்னு சொல்றதா இருக்கட்டும். அப்படி இல்லன்னா, வந்து ஆ இந்த பொருள் வந்து இ உபயோக படுத்துங்க, எனக்கு ரொம்ப வந்து புத்துணர்ச்சியா இருந்ததுன்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல எக்கச்சக்கமா வந்து ஏமாத்துவாங்க.
ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி அனுபவம் ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்குங்களா? இவ்ளோ கவலப்பட்டு சொல்றீங்களே, அந்த மாரி ஏதாச்சு உங்களுக்கு ஒண்ணு நடந்திருக்கா?
இல் அ. கண்டிப்பாங்க. என்னன்னா எனக்கு அப்படி நடக்கல, என் தோழிக்கு.
ம்.
ஏன்னா அங்க ஆ என்ன ஆச்சு அப்படினா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படினா, ஒரு விஷயம் வந்து வாங்னாங்க. அதாவது அவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்கங்க.
ஓ! சரிங்க.
அப்ப வந்து அவங்க ஒல்லியா வந் ஒல்லியா இருக்கிறதுகாக அந்த வெயிட் கெய்ன் அப்படினு சொல்ற ஒரு அ ஒரு பவுடர் மாரி ஒரு விஷயங்க.
ஓ! இப்ப நம்ம ஜிம்‌முக்கெல்லாம் போகும்போது அந்த ப்ரோட்டீன் பவ்டர்லாம் குடுக்குறாங்களே, அந்த மாதிரி.
ஆமாங்க. அப்போ அந்த மாரி விஷயம் வந்து அவங்க என்ன பண்னாங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் சொல்றாங்க. நான் இந்த மாரி வந்து சாப்டேன். அதனால, இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படினு சொல்லி சொல்லி என்ன பண்ணாங்க.
ஆ ஸ்டே "எப்பிடி இருந்தனா, இப்பிடி ஆயிட்டேன்." அப்படி சொல்லி போட்டோ போட்டுருந்தாங்களா?
கண்டிப்பாங்க. அந்த மாரி தான விளம்பரமே பண்றாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க அத வாங்னாங்க. வாங்கி அத பயன்படுத்தினாங்க. ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. ஆனா அதோட விலை வந்து மிக உயர்வு.
ஆமா. ஆமாங்க. ஓ! அப்படிங்களா! அது வந்து எவ்ளோ நாளு பயன்படுத்தினாங்க.
இல்லையா? கண்டிப்பா. அது வந்து ஒரு அ ஒரு வருடம் பயன்படுத்தினாங்கங்க. பயங்கரமா நிச்சயமாங்க. ஒரு இதுவுமே கிடைக்கல. அவுங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டுமே இல்ல. எந்த ஒரு விஷயமும் இல்ல. அப்ப நான் வந்து கேட்டேன். என்ன ஆச்சு? ஏன் நீ இப்பிடி இருக்க? ஆ இந்தமாரி இத அ பயன்படுத்தி வந்து உனக்கு இன்னும் ரிசல்ட்டு தெரில அப்பிடின்னும்போது, "நான் ஏமாந்துட்டேன். அந்த விஷயத்த வந்து வாங்கி" அப்பிடின்னு சொன்னவுனே நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன். ஆ சரி விடு! நீ கவலைப்படாதே! நீ வந்து நம்ப நேச்சுரலா இருக்கிற வந்து உணவுகளே நீ வந்து சாப்பிடு. நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நமக்குன்னு ஒரு ஜீன்ஸ் இருக்கு இல்லயா! அந்த ஜீன்ஸ் வந்து சில பேரு ஒல்லியா இருப்பாங்க. சில பேர் வந்து குண்டா இருப்பாங்க. என்ன தான் சாப்ட்டாலும் வந்து அவங்க வந்து இடை அ எடை வந்து மாறவே மாட்டாங்க.
ஐயோ! 1 வருஷமா? ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
கண்டிப்பா. அப்படி இருக்கம்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்பிடின்னா, அந்தமாரி விஷயங்கள வந்து தவிர்க்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நாம் ஜீன்ஸ் மூலியமா தான் மாறணும். இப்ப என்ன? இப்ப என்னோட தோழியோட அம்மா அந்த புரோட்டீன் பவுடரோ! இல்ல அந்தமாரி வெயிட் கெயின் பவுடரோ வந்து சாப்பிட்டா வந்து இருந்தாங்க! இல்லை, இல்லயா! அவங்களும் வந்து அ நம்ம காய்கறியோ! ஒரு முட்டையோ! இல்ல கறியோ! இத சாப்ட்டு தான் இருந்துருப்பாங்க. அப்ப அவங்களோட ஜீன் தான் அவங்களுக்கும் இருக்கும். உடனே இந்த பவுடர வந்து சாப்பிட்டோனே வந்துலாம் மாறாது. நீ வந்து இயற்கையான முறையில.
இல்லயே! அ. ஏங்க இப்பிடிலாமாங்க ஒரு ஆளு இருப்பாங்க. ஏன்னா, இப்ப வந்து நமக்கு வந்து நிறையா தொழில்நுட்பம் வந்துருச்சு இல்லயா! இந்த பவுடரு இப்ப 1 வருஷமா எடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. அவுங்களோட உள் உறுப்பு ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருந்தா, அதுக்கான பின்விளைவுகள் ரொம்ப பெரிய அளவிலங்க இருந்திருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம தொழில்நுட்பம் மூலியமா நம்ம இந்த பவுடர் வந்து உட்கொள்ளலாமா? இது நல்லதா! கெட்டதா! அப்பிடிங்கிறதலாம் நம்ம ஆராயவே அவுங்க இல்லயா? ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னனால அப்பிடியே நீங்க பயன்படுத்திட்டாங்களா?
கண்டிப்பாங்க. நிச்சயமா அவுங்க ஆராய்ந்தாங்க. கண்டிப்பா ஆராய்ந்தாங்க. அது நல்லது அப்பிடின்னுதான் வந்து அ போட்டுருக்கு. அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன். அப்போ இயற்கையான முறையில வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கோ! அப்பிடின்னு சொல்லி, ஒரு 2 வருட காலம் வந்து இயற்கை உணவிலே வந்து பண்ணாங்கங்க. அவுங்க வந்து ஒரு 5 கிலோ வந்து அ அதிகரிச்சிருக்காங்க.
பரவாயில்லைங்களே! அந்த பவுடர் சாப்படம்போது எந்தவித பிரச்ன ஏதாச்சும் முன்னேற்றமும் இல்லாத ஒருத்தவங்களுக்கு இயற்கை உணவு சாப்பிடும்போது 5 கிலோ ஏறிருக்கு அப்டின்னா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. அப்றமேலா ஆ அதுக்கப்றம் அவங்களோட மனநிலம எப்டி இருந்துச்சு?
கண்டிப்பாங்க. நிச்சயமுங்க நிச்சயமா. கண்டிப்பா, அவங்க மன நிலமை வந்து, ரொம்ப இதுக்கு மேல வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸர் சுமே நம்பக்கூடாது. நம்ம இயற்கையிலயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தனும், அப்டின்னு இருந்துச்சு இல்லையா? <inhales> நம்ம அ வாழ்க்கை முறையே வந்து ஒரு மண்ணும், காடு இந்த மாரி வந்து ஒரு நேச்சுரல் ஆன இயற்கையான சார்ந்து தான் நம்மளும் மனிதர்கள் வளந்தோம் இல்லையா? அப்ப அப்டி இருக்கும் போது அது கூட தான் நம்ம வந்து ஒரு கனெக்ஷனே இருக்கு. இந்த ப்ரோட்டின் பவுடர் எங்க இருந்தோ வெளிநாட்ல இருந்து வந் வந்துருக்கு போல, அதனால வந்து அவங்க அத பயன்படுத்திருக்காங்க.
ஓ! புரியுதுங்க, புரியுதுங்க.
புரியுதுங்க, அப்பறமா என்ன ஆச்சு அப்டின்னா, அ அதனாலேயே வந்து இன்ஃப்ளூயன்ஸர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? நிறைய விஷயங்கள் வந்து, அவங்களுக்கு வ நிறைய வந்து விலை வந்து இலவசமா கெடைக்கும், அந்த பொருட்களே. அப்டி இல்லனா வந்து அந்த விலை கம்மியா அவங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்கும். அப்டிலாம் அப்டி இல்லனா வந்து, அந்த பொருள் வந்து அவுங்க விளம்பரம் பண்றதுக்கான வந்து ஒரு அ தொகை கெடைக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு அந்த நோக்கத்துக்கு மட்டும் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸர்ஸ் வந்து, நம்மள வந்து பயன்படுத்துறாங்க.
கண்டிப்பா. இதில சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா. "எங்களோட சேனலோட இந்த கோட குடுங்க. அ உங்களுக்கு வந்து தள்ளுபடி கடைக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா, உண்மையா நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. இந்தத் அந்த மாரி குடுக்கும்போது அந்த சேனலுக்காக தான் அந்த தொகை வந்து போகும். ஏன்னா, விளம்பரப்படுத்தியிருக்காங்க இல்லையா. அதனால வந்து இந்த கமிஷன் மாதிரி என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த கமிஷன் போகுது. நமக்கு விலை தள்ளுபடி ஏதோ ஒரு 5 % இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கமிஷன் மாதிரி 10 % தொகை போகுது அங்க. ஆனா, இத தெரியாம வந்து, சில பேர் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறதும் இருக்கு அ இருக்கா இருக்கதான் செய்றாங்க. இப்ப வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஓட இப்ப இந்த பக்கம் வருவோம். நம்ம வந்து ஒரு பயனாளரா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோன்னா இவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ள உள்ளாகுறோம். <inhales> அந்த பக்கம் இருக்கோ இல்லையா? நமக்கு கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கும் இல்லையா? எதிர் பக்கம் அந்த இன்ஃப்ளூயன்சர் ஓட மனநிலைமை எந்த மாதிரி இருக்கும்.
சரிங்க. கண்டிப்பாங்க. அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்டின்னா, ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க இல்லையா? எல்லாரும் மனிஷங்க தான இல்லையா? ஒருத்தங்க இந்த மாரி இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கில்டின்ற ஒண்ணு இருக்கும்.
ஆமா. கண்டிப்பா.
ஆனா, அந்த கில்டியும் தாண்டி, அவுங்க வந்து எப்பிடி எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கலாம். எப்பிடி எல்லாம் வந்து மத்தவங்கல வந்து ஆ ஏமாத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ல போறேன்னு வச்சிக்கோங்களேன், இப்ப அவங்க அன்றாட வாழ்க்கையில வந்து ஆ இயற்கையான உணவுகள் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இயற்கையான ஆரோக்கியமான வந்து <inhales> அ விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடற்பயிற்சியும் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீரென்று ஒரு ஆ ஒருத்தங்க கம்பெனி வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ராடக்ட வந்து புரமோட் பண்ணுங்க அப்பிடீன்னு, வந்து சொல்லி குடுக்கும் போது <inhales> அவுங்க அத காண்பிக்கும் போது ஓ! இவுங்க இத சாப்பிட்டு தான் வந்து உடல் எல்லாம் பயங்கரமா வைச்சி இருக்காங்க பாரு, அப்பிடின்னு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பிம்பம் வரும் இல்லயா! அந்த மன நிலைம தான். அவுங்க அந்த மன நிலைமைய அழகா வந்து கொண்டு வந்துர்றாங்க. நம்ம மக்கள் மத்தியில.
ஆமாங்க. இப்ப இது மாதிரி இருக்கும்போது நம்ப என்ன செஞ்சா வந்து அவுங்களோ அவங்க இன்ஃப்ளூயன்சர்டயிருந்து நம்ப வந்து தப்பிக்கலாம்.
ஒன்னும் இல்லங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட வந்து தப்பிக்கணும் அவசியம் எல்லாம் இல்ல. அவுங்கள நிப் பின்பற்றத விட்டுருங்க. எதுக்கு நமக்கு தெரிஞ்ச உணவுகளே வந்து பாருங்க. இப்போ, உங்களுக்கு என்ன தேவையோ அத நம்ப இயற்கையான ஒரு விஷயத்துலேயே எடுத்துக்கோங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற விஷயம் வந்து என்ன அப்டீன்னா, ஆ நெறைய அ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு, ஒரு விஷய ஒரு சமூக ஊடகங்கள்ல வந்து மிக பெரிய ஃபேமஸ் ஆகணும் அப்டீன்னா, ஆ மொதல வந்து அ ஒரு அரைகுறை ஆடை வந்து அணிஞ்சு ஒரு பெண்கள் வந்து காமிக்குறதா இருக்கட்டும், ஆ 2வது வந்து ஒரு பொருட்கள வந்து ப்ரமோட் செய்றதா இருக்கட்டும், ஆ 3வது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற நோக்கமா இருக்கட்டும், 4வது வந்து பெண்கள வச்சு வந்து எப்பிடி வந்து ஒரு பாவம் பாத்து, இந்த மாதிரி விஷயம் பதிவு பண்ணுறது, இந்தமாரி தான் வந்து காமிப்பாங்க. சமூக ஊடகங்கள்ல. அப்ப தான் வந்து நெறைய விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும் இல்லயா?
ஆமாங்க. அவுங்களுக்கு வந்து நெறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அப்டிங்கிறனால.
கண்டிப்பா. அப்போ அப்போ எதுக்கு இந்தமாரி விஷயங்கள்ல நம்ம போய் விழணும்? இல்லையா! கண்டிப்பா. இப்போ ஒருத்தங்க நம்ப சுற்றி இருக்கவங்களே! ஏதோ ஒரு விஷயம் சொன்னா, நம்புவோமா! நம்பக்கூடாதான்னு தெரில. யாரோ ஒரு மீடியா அப்டிங்கிறாங்க. அந்த இன்ஃப்ளுசன்ஸ் இருக்கும்போது, எதுக்கு நம்ப போய் அந்த சாமானிய மக்கள் அதில போய் விழணுனு நெனைக்கிறேன்அதில நெறைய பேர் காசு சம்பாரிக்கிறாங்க. ஒரு ஒரு விழிப்புணர்வே யாருக்குமே கடையாது. அதாவது ஒண்ணு 2 சில பேர் கண்டிப்பாங்க இருக்காங்க. இருந்து நல்லா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சஸ்ஸா இருந்து, அவுங்களுக்கு வந்து உபயோகப்படுதா? அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பண்றாங்க. ஆனா, அதுவும் காசு காசு நோக்கம் தான். இல்லயா! ஆனா, பாரு கொஞ்சம் வந்து அ மக்களுக்கு வந்து நல்லதா இருக்கா! அப்டின்னு பார்க்குறாங்க. இன்னும் சில பேரு வந்து இந்த ஆ இந்தமாரி விஷயங்கள்ல எதிலுமே ஈடுபட மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்சஸ்ங்கிற பேர்ல அ இந்தமாரி விஷயங்கள் ஈடுபட மாட்டாங்க. ஆனா, வந்து கருத்துக்களையும் அழகான வந்து ஒரு பதிவுகளையும் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அதாவது நமக்கு உதவுறமாரி. ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும். இல்ல இந்தமாரி பண்ணுங்க. ஒரு மனநலம் சம்மந்தப்பட்டதா இருக்கும். இந்தமாரி பதவுகள்லாம் வெளியிடுவாங்க.
ஆ. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமாங்க. ஆமாங்க. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப வந்து, இந்த பிராண்டெல்லாம் காட்டி இன்ஃப்யூசர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, விளம்பரப்படுத்துறாங்க இல்லையா? இதுக்கு அவங்க ஏதாச்சும் பொறுப்பேற்கணும். அந்த மாதிரியான ஒரு சட்ட திட்டங்கள் வந்தா, அந்த மாதிரி நல்லாருக்குமா? அவங்களுடைய மனநிலைமை எந்த மாதிரி இருக்கும்? இன்ஃப்யூஷரோட மனநிலைமை.
ஒரு மாரி, சட்ட திட்டம் மாரி கேக்குறீங்களா?
ஆமாங்க. சட்டந்திட்டமா. இந்த மாதிரி வந்து, ஒரு ஒரு இப்ப நம்ம ஒரு பிராண்ட வந்து, இது விளம்பரப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களே. இதுக்கு வந்து நீந்தான் பொறுப்பு. அ எதா இதுல ஏதாச்சும் தவறுதல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீந்தான் பொறுப்பேக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்?
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இன்ஃப்ளுஸர்ஸே இருக்கமாட்டாங்க. யாருமே இருக்கமாட்டாங்க. அதாவது இந்த மாரி, ஒரு சட்ட திட்டம் வந்தது அப்படினு வைங்களேன். யாரா வந்து, அத பொறுப்பேத்து வந்து, நம்ம இந்த மாரி விளம்பரம் பண்ணுவாங்களா? ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா? நம்ம இத, பொறுப்பேத்து விளம்பரம் பண்ணுனா ரொம்ப பயப்படுவாங்க. இப்ப, ரொம்ப பெரிய பெரிய பிரபலங்களால மட்டும் தான், அந்த மாரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு, ஒரு விளம்பரமே எடுத்துக்கோங்களேன். ஆ ஒரு பெரிய நடிகர் வந்து, பயங்கரமான ஒரு பாலிவுட் நடிகர் வந்து, ஒரு விளம்பரம் பண்றாரு அப்படினா, அவருக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்குங்க.
கண்டிப்பா.
இது வந்து ஒரு சாதாரண விஷயமா. அவரு விளம்பரம் பண்றது. அவருக்கிட்ட வந்து நீங்க இத கொஞ்சம் பொறுப்பு ஏத்துக்கோங்க. நான் இன்னும் வந்து அதிகமா வந்து காசு தரேன் அப்பிடின்னா, கண்டிப்பா அவரு பொறுப்பு ஏத்துப்பாரு. <inhales> கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடக்கும். இல்லயா?
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா வந்து,
கண்டிப்பா இந்த இன்ஃப்ளுன்சியர்ஸ்ங்கிற பேரு வந்து கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க. பொறுப்ப ஏத்துக்கோங்க. நீங்க தான் அப்பிடினம்போது, யாருமே வரமாட்டாங்க.
ஆ, அப்ப அந்த இடத்தில இந்த மாதிரியான கொஞ்சம் வந்து சட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக்கும்போது, இந்த மாதிரி வந்து தடுக்கறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு.
கண்டிப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அது தடுக்க அ மிக மிக நிச்சயமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்பிடி சொன்னீங்க அப்பிடின்னா, ஆ அந்த சட்ட திட்டம் வரும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. "ஐயோ! நம்ம பண்ணக்கூடாது. நம்மதான் பொறுப்பு ஏத்துக்கணுமா! நாளைக்கு போய் கோர்ட்‌ல் நிக்கணும். நாளைக்கு வந்து காவலர்கள் வந்து கேப்பாங்க," அப்பிடின்னு ஒரு பயம் வரும். அந்த விஷயமே பண்ண மாட்டாங்க. அப்பிடி இல்லன்னா, அவுங்களுக்கு தான் இருக்கே! ஒரு ஆயுதம் இந்தமாரி வந்து ஒரு ப்ரமோஷன் அப்பிடிங்கிற பேர்ல வந்து நமக்கான பணத்தல்லாம் வந்து எடுக்கிறது. மொதல நமக்கு தெரியவே தெரியாதுங்களே, இந்த அ ஒரு நிறைய சமூக ஊடகங்களுல ஒரு 5 6 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியவே தெரியாது. எப்பிடி அவுங்களுக்கு காசு போது? இவுங்க உண்மையா தான் இந்த அ ப்ராடக்ட்‌ட வந்து பண்றாங்களா? அப்பிடின்னு. போக போக தான் நமக்கு நிறைய விழிப்புணர்வு வந்தது இல்லயா!
அப்பிடிங்கிற மாதிரி, ஆமாங்க. கண்டிப்பாங்க. முன்னாடிலாம் தெரியாது, "எதுக்கு இவன் சாப்ட்டதுலாம் நம்ம கிட்ட சொல்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் முன்னாடில்லாம் யோசிப்போம். ஆனா "எதுக்கு இவன் ஒவ்வொரு எடத்துல போய் சாப்பிடுறான்? அது எல்லாத்தையும் வ் எடுத்து வீடியோ வேற போட்டு வைக்கிறான்! இவன் என்னதான் நோக்கத்ல இருக்கான்? இவனுக்கு இதில லாபம் என்ன?" அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல எனக்கு தெரியாதுங்க, உண்மையாவே. அப்படி இருக்கும்போது, அதுக்கு அப்புறம் மேல தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமூக ஊடகங்கள்லயும் செரி, இந்த தொலைக்காட்சிலயும் சரி அதோட விழிப்புணர்வு எனக்கு வந்ததற்கு அப்றமேல தான் எனக்கு உண்மையாவே புரிதல் வந்துச்சி. ஃபர்ஸ்ட்டெலாம் நான் என் கணவர்ட கேட்ருக்கேன். "இவன் என்னத்துக்குங்க சும்மா சும்மா ஆ ஊனு சொல்லிட்டு சாப்ட்டு சாப்ட்டு காட்றான். இல்ல இவன் நம்மல சாப்பிட வைக்கிறதுக்காக காட்டுறானா? இவன் எதுக்குங்க காட்டுறான்?" அப்படிங்கிற மாதிரிலாம் நான் என் கணவர்ட்ட நெறைய வாட்டி வந்து கேட்ருக்கேன். அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்டின்னா "அவனுக்கெல்லாம் ஒரு வேல இல்லடி போடி, வேலய பாத்துட்டு நீ போ, அவனும் போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலை பளுவுல அப்டி சொல்லிட்டு போயிடுவாரு. <inhales> அப்பற அப்பறமேல தான் எனக்கு வந்து, இந்த சமூக ஊடகங்கள் மூலியமா தான் இதுவுமே எனக்கு தெரிய வந்துச்சி. அதுக்கப்புறம் சில தொலைக்காட்சிகள் மூலியமா தான் தெரிய வந்துச்சி எனக்கு.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஆ. இன்னொரு விஷயம் கூட கண்டிப்பாங்க. இன்னொரு விஷயம் கூட, ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்டின்னா, அவரு சாப்பிடுறத வந்து நெறைய விஷயமா வந்து பதிவிட்டு பண்ணியிருந்தாரு. "இந்த உணவகத்துக்கு போங்க நல்லாருக்கும்" அப்டின்னு ரொம்ப அருமையா இருக்குன்னு. ஆனா, அதே உணவகத்துல ஒரு 1 வாரம் கழிச்சி அந்த சுகாதாரத்துறை இருப்பாங்க இல்லையா? அவுங்க போய் ஆய்வு பண்ணும்போது தெரிஞ்சது, நெறைய விஷயங்கள் கெட்டு போயிருக்கு அப்டின்னு சொல்லி. அப்போ எதுக்கு இந்த மாரி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு விஷயம் வந்து வெளி கொண்டு வரணும் சொல்லுங்க?
ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. அதே அதே மாதிரி தானங்க நானும் பாத்து தெரிஞ்சுக்கிட்டேனு நிறைய விழிப்புணர்வு வந்து இ சமூக ஊடகங்களாலயும் நமக்கு வந்து தெரியப்படுது, அப்படிங்கிறதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இத ரொம்ப அழகா சொன்னீங்கங்க. இந்த அந்த இன்ஃப்லூயன்ஸர்ங்களோட மனநிலைமய பத்தி நம்ப வந்து என்ன கவலைப்படணும் எ அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா, நமக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது, அப்படிங்கிறதையும் பத்தி ரொம்ப அழகா என்கிட்ட சொன்னீங்க. உங்கட்ட பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
மிக்க நன்றிங்க.